ஆ! உண்மைங்க. அதுதான் இப் இந்த உலகத்தையே கிட்டத்தட்ட திருப்பி போட்டுடுச்சுன்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாவே அமைஞ்சிருச்சு, இல்லைங்களா? ம். <clicks tongue> சொல்லுங்க.
ஆமாங்க. அதாவது இப்ப குழந்தைகளுக்கு வந்து திசைதிருப்புறது ரொம்ப, ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாமே வந்து ப படிக்கணும்னு போவாங்க. சில சமயம் நம்ப வந்து, ஐயோ! தொலை தொலைப்பேசி எடுக்காதன்னு சொல்லி, இந்த மாதிரி தொலைக்காட்சி பார்க்காதன்னு சொல்லி இப்ப தொலைக்காட்சி ஆகட்டும், இல்லை த அ மொபைல் ஆகட்டும், எல்லாமே வந்து, "சரி நான் படிக்க போறேம்மா" அப்படின்னும்போது நம்ப பெற்றோர்கள் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியல.
ஆமா. ம். அஹ. ஆ! ஏங்க <laughs> குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல. நம்ம பெரியவங்களுக்கே அது நெறைய இப்ப மாறிருச்சு இல்லையா? நம்ம வந்து எதர்ச்சியா ஏதாவது பார்க்கணும், முக்கியமா ஒரு வேலையா தான் எடுப்போம். ஆனா அந்த நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வரும். ஒரு சோஷியல் மீடியாலேருந்து ஏதாச்சும் காணொளி வரும். அத பார்த்து நம்ம எதுக்காக அந்த ஃபோன் எனக்கு உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணுறதுக்காக எடுத்துருப்போம். ஆனா நம்ம ஃபோன எ பண்ணுறதுக்கு பதிலா, வேற ஏதோ ஒண்ணத்துல போயிட்டுருப்போம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க "ஏய்! நான் உன்னை ஃபோன் பண்ண சொன்னனே. பண்ணியா? இல்லையா?" நமக்கே இந்த நெலைமையில இருக்கோம். நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம்ன்றப்போ, அந்த குழந்தைங்களுக்கு அந்த பொறுப்பும், அந்த உணர்வும் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? அது ரொம்பவும் ஆபத்தான ஒரு விஷயம். ம். இதுக்கு நீங்க எப்படி நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க?
ஆமாங்க. ம். ம், ம். கண்டிப்பாங்க. அதுதாங்க. இப்ப வந்து நான் என்னோட அனுபவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கும் எனக்கும் 1 மகள் இருக்காங்க. நம் நம்ப வந்து குழந்தை பொறக்கத்துக்கு முன்னாடி நான் நண்பர்ட்டலாம் சொல்லுவேன், நான் மத்த பசங்கள மாதிரிலாம் அந்த மாதிரி வந்து திரை நேரம்லாம் குடுக்க மாட்டேன் அதிகமா. நான்லாம் வந்து மத்தவங்க மாதிரிலாம் வளர்க்க மாட்டேன். நான்லாம் இப்படி இப்படி தான் வளர்ப்பேன்னு சொல்லியிருக்கோம், முன்னாடி. <chuckles> ஆனா நடைமுறையில பார்த்தோம்ன்னா அது வந்து சாத்தியமே கெடையாதுங்க.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா சொல்லுங்க. ம். ஆஹா! ம்ஹ்ம். அஹ. நல்லது. ஆஹ. சரி, சரி. ஆஹ, ஓ! அப்படீன்னு நெனைக்கிறீங்களா என்ன? எனக்கு அதில உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லுவேன். எதனால அப்படி? சொல்லுங்களேன்.
ஆமாங்க.